இப்ப பாத்தீங்கன்னா, உணவு சமைக்கும்போதே, நமக்கு ஒரு வாசனை வரும் அதுவும் குறிப்பா, இந்த விழா காலங்கள்லலாம் பாத்தீங்கன்னா வந்து <breath> பண்டிகை காலங்கள்ல வந்து தீபாவளி அந்த மாரி நேரங்கள்ல பலகாரம் செய்கிறாங்கங்கிறது வந்து நான்லாம் பள்ளிகள்ல படிக்கும்போது, வீட்டுக்கு வர வழியிலே எனக்கு அந்த உள்ள போகும் போதே, அந்த எண்ண பலகாரம் ஏதோ பண்ணுறாங்க அப்டிங்கிற வாசனையலாம் வரும். அதுவே நமக்கு நாக்ல அப்டியே எச்சி ஊறும். அந்த மாரி, உங்களுக்கு ஏதாவது இந்த பலகார வாசன இல்லைனா சாப்பாடு பண்ற வாசன. அத பத்தி நீங்க உங்ளோட வாழ்க்கைல பார்த்த பத்தி சொல்ல முடியுமா?
நீங்க வந்து இப்போ சாப்பாட பத்தி சொன்ன உடனே, எனக்கு வந்து தலையில வரது, இப்போ பிரியாணியோட ஸ்மெல்லுதாங்க <inhales> அது ஒரு ஞாயிற்றுக் கிழமைலாம் வந்து ஒரொரு வீட்லயும் வந்து இந்த பிரியாணி வைப்பாங்க, பாருங்க. அந்த ஸ்மெல்லு வந்தாலே, உடனே போய் நம்ம வந்து நான்வெஜ் எடுத்துடணும். <inhales> சமைச்சிடணும். அப்டிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் வந்து, அத எப்டியாவது சாதிக்கலன்னா, அந்த <inhales> மனசு நிம்மதியாவே தூங்க முடியாது.
ம். ம். ம் ஆ நல்லா சொன்னீங்க! இப்போ பிரியாணின்னு சொன்னீங்ளே, உங்களால வந்து இது <inhales> எந்த ஊர் பிரியாணி? அந்த அளவுக்கு இல்ல, மட்டனா? சிக்கனா? அந்த அளவுக்லாம் கண்டுபிடிக்க முடியுமா, வாசனைய வச்சு?
ஆம்மா அந்த மாதிரி அவ்ளோ எனக்கு திறமை இருக்கா, இல்லையான்னு தெரில. ஆனா எங்க வீட பொறுத்த வரைக்கும் நான் சமைச்சேன்னா என் புள்ளைங்களே வந்து பிரியாணி ஸ்மெல்னா அம்மா பிரியாணினா அது ஒரு தனியா ஒரு டேஸ்ட்டா சாப்பிடுவாங்க.
ஆ, சரி, சரி. இது மத்த அசைவம்லாம் பண்ணா தனியா தெரியுல்லங்க? இந்த <inhales> மீன், கருவாடு, எறா அதெல்லாம் அதெல்லாம் நீங்க எப்படி?
அந். அதுவும் இந்த கருவாடு ஸ்மெல்லு. கருவாட்டு கொழம்பு வைப்பாய்ங்கல்ல, அந்த கருவாடு கொழம்போட ஸ்மெல்லு வந்தாலே கண்டிப்பா சாப்பிடணுன்னு அப்படி நாக்குல எச்சி ஊற ஆரம்பிச்சுரும் பாருங்களேன். அ எனக்கு அந்த அளவுக்கு நான் வந்து கருவாடு நம்ப கேரளால ஒண்ணு பண்ணுவாங்க. இந்த செம்மீன்னு சொல்லுவாங்க, எறாலு. அத நல்லா வந்து பொடிச்சுட்டு அத அத பொடிச்சுட்டு நல்லா வறுத்து பொடிச்சு அதுல வந்து பொடி மாரி பண்ணுவாங்க. இட்லி பொடி மாரி செய்வாங்க.
ஆ. ம். ம். ம். ம். ம்.
அந்த ஆமா. அந்த இது எறால்ன்னு சொல்லுவாங்க. அந்த வ அ செம்மீன் செம்மீன்னு சொல்லுவாங்க.
கருவாடுலையா? ஆ. ஆ. சரி, சரி.
அ, அப்ப அத வந்து நல்லா வறுத்துட்டு, பொடுச்சிட்டு, என் மாமியார் அதுவும் மிக சிறப்பா அத செய்வாங்க பாருங்களேன். அந்த ஸ்மெல்லு வந்துச்சுன்னா போதும், எப்படா நம்ம கைக்கு கிடைக்குங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வருங்க.
ம். ஆ எனக்கு 1 சந்தேகம். நீங்க செம்மீன் சொன்னது வந்து, இப்போ மீன் பச்சையா வாங்கிட்டு வந்ததா ஃப்ரெஷ்ஷா, இல்லயின்னா வந்து காஞ்ச மீன் கருவாட பத்தி சொல்றீங்களா?
ஆ, இது வந்து காஞ்ச மீனு. அத அது தான் வந்து நம்ம வறுத்துட்டு பொடி பண்றோம்.
ம். ஆ. சரி, சரி, எப்பிடி இப்ப இட்லி தோசைக்கலாம் தொட்டுக்குவீங்களா?
இட்லி, தோசை, எதுக்கூட சாப்பாடு, இப்போ வெறும் சோறு மாத்திரம் நம்ம எடுத்துக்கிட்டம்ன்னா, இத கூட கலந்து சாப்பிட்டா அருமையா இருக்குங்க. சைட் டிஷ் அது.
ம் அது அப்ப?
அவுங்க ப அவுங்க அது செய்முறையே வந்து அவ்வளவு அருமையா இருக்கும்
ஓ! நீங்க சொல்லும்போதே வந்து, இத முயற்சி பண்ணி பாக்கணும்னு தோணுது இது ஒரு சாதத்துல, சுடு சாதத்தில நெய்ய ஊத்தி, அப்போ இத போட்டு, அப்பிடியே சாப்பிட்டாலும் நல்லாருக்குமா?
ஆமாங்க. அருமையா இருக்கும். அதை 1 தடவ செஞ்சு, நெய்ய விட, நீங்க நல்லெண்ணெய் ஊத்தி சாப்ட்டு பாருங்க அத.
ம். சரி, முயற்சி பண்றேன்.
ஆ அது வந்து, நீங்க நல்ல காரசாரமா, நிறைய காரம் போடுவாங்க. காஞ்ச மிளகாய் நல்லா வறுப்பாங்க அதுல. <inhales> அதயும் சேர்த்து இதயும் சேர்த்து அவங்க வந்து, மிக்சிலலாம் அரைக்க மாட்டாங்க. வ இந்த சின்னதா, வீட்லலாருக்கும் இந்த இடிக்கிற கல் இருக்கும்ல உரல்.
ம். ம், ம். ஆமா.
<inhales> அதில வச்சு இடிச்சு செய்வாங்க. அந்த டே ஸ்மெல் இருக்கு பாருங்க. <inhales> அது பட்ட உடனே அடுத்தது இன்னைக்கு என்னடா நைட்டு நம்ம சமைக்கிறோம். இட்லிக்கு சரியாவுமா அது? இப்போ இன்னைக்கு சப்பாத்தி செய்வோமா? தோசை செய்வோமா? சோறு வப்போமா? <inhales> அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் தூண்டுகிற மாரி இருக்குங்க, அந்த மணம்!
ம். ம். ம். ஆ. இப்போ நீங்க சொன்னீங்கல்ல, பிரியாணி பண்ணாலே வந்து பிள்ளைங்கலாம் கேட்க ஆரம்பிச்சுருவாங்க. வாசன தூக்கும் அப்படின்னு. நீங்க வந்து எதனாலன்னு நினைக்கிறீங்க? வாசன அதில போடுற அந்த மசாலா பொருள்னாலயா? இல்லைனா, இந்த இறைச்சியோட வாசனைனால இது வருதா?
ஆமாங்க. அது எல்லாத்த விட இறைச்சியோட வாசன கண்டிப்பா அதுக்கு ஒரு பங்கு இருக்க தான் செய்யுது. <inhales> ஆனா, எல்லா அசைவ உணவுகள்ளையும், பெரும்பாலும் வந்து, நமக்கு வந்து, ஒரு நல்ல ஸ்மெல்லு கிடைக்குதுன்னா, அதுக்கு காரணம் வந்து, அந்த இஞ்சி பூண்டு விழுது போடுறோம் பார்த்தீங்களா
ம். ம். ஆமா. அ.
அதுதாங்க மெயினா வந்து இந்த அசைவ உணவுகள வந்து நமக்கு வந்து அந்த ஒரு ஸ்மெல்லு ஏத்தி தரத்துக்கு அதாங்க காரணம்.
அப்போ இந்த பட்ட, கிராம்பு அப்புறம் இலை எல்லாம் போடுவாங்களே, அதனால இல்லங்கிறீங்களா?
ஆமாங்க. ஆ. அதுவும் இருக்கு. ஆனா வந்து இ இருக்கிறதுலே முக்கியமான ஸ்மெல் லுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த இஞ்சி பூண்டு அதாங்க. அது அந்த வெங்காயமும், இஞ்சி பூண்டு சேரும்போது ஒரு ஸ்மெல் வருது பார்த்தீங்களா?
ஆ. ஆமா.
அந்த ஸ்மெல் வந்தாலே அம்மா இன்னைக்கி ஏதோ நான்வெஜ் வைக்கிறாங்கன்னு என் புள்ளைங்க எல்லாம் வந்து கிச்சன்ல நிக்கும்.
ஆ. நீங்க சொன்னோன தான் எனக்கு 1 கேட்கணும்னு தோணுது. இந்த மீன் குழம்பு செய்றவங்க எல்லாரும் சொல்ற ஒரே வார்த்தை. மீன் குழம்பு வந்து இன்னக்கி நல்லாயிருக்காது, நாளைக்கு தான் வாசன வரும்னு அது ஏங்க அப்பிடி?
அது சொல்லுவாங்க தெரியுமா? நேத்து வச்ச மீன் கொழம்பு ரொம்ப ருசிக்குதைய்யா இல்லயா? அது ஏன்னா அந்த மீனு அந்த அந்த மீன் கொழம்பு செஞ்சு வச்சதுக்கு அப்பறம் நீங்க ஒடனே சாப்பிடும்போது அதில இருக்கிற அந்த அரப்புலாம் அதில ரொம்ப புடிக்காது. அந்த மசாலா பார்த்தீங்களா, அந்த வெங் அந்த அரச்சி போடுறது எல்லாமே வந்து அதில வந்து உங்களுக்கு பிடிக்கிறதுக்கு நேரம் ஆகும். அது பிடிச்சி நம்ம அந்த புளி இருக்கு பார்த்தீங்களா, அந்த புளியுமே வந்து அதில வந்து அந்த கொழம்பில அந்த க ப மீன் கறில பிடிக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். அதுக்கப்பறம் நீங்க அடுத்த நாள் வச்சு பார்க்கும்போது அதில இருக்கிறதுன்னா, நம்ம ஊ நல்ல காரமும், நல்ல புளியும் வச்சு தான் நம்ம மீன் கொழம்பு கண்டிப்பா செய்வோம் இல்லையா?
ம், ம். ம், ம். ம், ம். ஓ! சரி, சரி. ஆமா.
உடனே சாப்பிடும்போது, அந்த காரமும் வந்து அந்த புளியும் நமக்கு வந்து, ரொம்ப கூடுதலா தெரியும். ரசம் வச்சா மாரி தான் இருக்கும்.
ஆமாங்க. நானும் இந்த முயற்சி பண்ணி பாத்தேன். முதல் நாள் வச்சா நல்லா இருக்க மாட்டேங்குது. இதே வந்து, அது அடுத்த நாள் சாப்பிடும்போது அந்த எல்லா சுவையும் அந்த மீன்க்குள்ள கலந்து, <inhales> அப்படியே கை கை கூட சாப்ட்டு முடிச்சோன்ன மணக்கும், சில நேரத்தில! <inhales>
அருமையா சொன்னீங்க! <inhales> இன்னொண்ணு சொல்லுவாங்க தெரியுமா? நல்லா நண்டு கறி வச்சா, <inhales> நம்ம சாப்பிடுறவங்களுக்கு தலையெல்லாம் வேர்த்து போயிரும். கண்ணுலேருந்து தண்ணி வரும். அதான் நல்ல நண்டு கறிக்கு அடையாளன்னு சொல்லுவாங்க.
ஆ. ஓ! அதுல என்ன அப்புடி, நண்டுல கண்ல தண்ணி வர அளவுக்கு உள்ள என்ன இருக்கு?
அந்த காரம் இருக்கு பாருங்க அந்த அது அல்ல. நல்ல நண்டு கறின்னா, இந்த மாதிரி வரும்னு சொல்றாங்க. <inhales> எனக்கு தெரியல. நான் நண்டு அந்த அளவுக்கு நான் வந்து வீட்ல வந்து செஞ்சது இல்ல. ஆனா, கண்டிப்பா ஒரு எடத்ல நாங்க சாப்ட்டுருக்கோம். அப்போ தான் பார்த்தேன் என் வீட்டுக்காரருக்கு வந்து தலையெல்லாம் வேர்த்து நல்லா கண்ணுலலாம் வந்து தண்ணி வந்துட்டு நல்லா விரும்பி வேற சாப்ட்டாரு.
ம். ம். ம். ஆ. சரி சரி. ஆமாமா, சரியா சொன்னீங்க. ஏன்னா, இது வந்து சளி இருக்கு. அதாவது, வொ சளிய நீக்குறதுக்கு இந்த நண்ட சாப்பிடுவாங்கன்னு சொல்லுவாங்க. அப்பனா, உங்க வீட்டுக்காரருக்கு அந்த நீர் கோர்த்ததுலாம் வெளில வந்திருக்குன்னு நினைக்கிறேன். <chuckles>
ஆமா, நீர் கொர்த்ததோ இல்ல. என்னால வந்து அவருக்கு ஸ்ட்ரெஸ் அதிகமாயிட்டு கண்ணீர் வந்துச்சா தெரியல. <inhales> ம். அப்ப அதுவரையுலும் க அந்த நேரத்துல வந்து நாங்க நகைச்சுவையா சொல்லிட்டுருப்போம். நீங்க வந்து இந்த நண்டுக்கறி சாப்பிட்டதுனால, அழுதீங்களா? இல்ல வந்து உங்க வீட்டுக்காரம்மாவ நினச்சு அழுதீங்களான்னா? அவுங்க நண்பர்கள்லாம் கேட்டாங்க.
<laughs> ஆ சரி, சரி. ம். ம். ஓ! சரி, சரி. வேற எதாவது நீங்க பலகாரம் செஞ்சு, அந்த வாசனை எதாவது வந்து, அந்தமாரி அனுபவம் இருக்கா? பள்ளி காலத்திலேயோ! இல்லன்னா, திருமணத்துக்கப்புறமோ?
அ. ஆ திருமணத்துக்கப்பறம் வந்து, நான் வந்து இந்த இதுல வ அ ஆன்லைன்ல நிறைய இதெல்லாம் பார்ப்பேன் நானு. இந்த ரெசிப்பிலாம் எப்பிடி செய்கிறாங்கன்னு. அதுல ஒரு அ சேனல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்போ அவுங்க, அ அவங்க சொல்ற அளவெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து, கரெக்ட்டா இருக்கும். எனக்கு தா நான் அவுங்க சொல்றத அப்பிடியே பின்பற்றிட்டு போனேன்னா, எனக்கு வந்து ச அ நல்ல ஒரு சிறந்த ஒரு உணவா வரும் எனக்கு எப்பிடியா இருந்தாலும்.
ம். ம். ம். ஆ அந்தவ் வாசனை எப்பிடி இருக்கும். அந்த பலகார வாசனையல்லாம்?
அ அந்த அவங்க சொன்னதிலயே வந்து இருக்கிறதுலயே அருமையான 1 உணவுன்னு சொன்ன அந்த செஞ்ச 1 பலகாரனனு சொன்னீங்கன்னா, நான் பாதுஷா 1 முறை நே நான் பா செஞ்சு பார்த்துருக்கேங்க வீட்ல. அப்போ என் எ்னன ஆயிடுச்சுன்னா, என்னோட பக்கத்து வீட்டில தோழிகள் எல்லாம் வீட்டுக்கு வந்துட்டாங்க. "என்ன? இவுங்க வீட்ல இவ்ளோ நல்ல நறுமணம் வந்துட்டு இருக்குது. என்னவா இருக்கும். சமைக்கிறாங்க." சொல்லிட்டு வந்துட்டாங்க. வந்து சாப்டுட்டு அது ஒரு எல்லாருமே வந்து, நீங்க எப்பிடி செஞ்சிங்கங்கற ரெசப்பி எனக்கு தாங்க. அப்பிடின்னு கேட்கவும், நான் இந்த சேனல, அப்பிடியே அவுங்களுக்கு எல்லாருக்கும் நான் அனுப்பி வச்சேங்க!
ம். ம், ம். ம். ம். ஆ ரொம்ப சுலபமா? இல்லன்னா பாதுர்ஷா ரொம்ப கஷ்டமான வேலையாங்க?
அது நான் செஞ்சு ரொம்ப வருஷம் ஆவுது. அது ரொம்ப சுலபமான வேலதான். இருக்கிறதுலயே வந்து, நல்ல ஈஸியான ஒரு அ இது ப பலகாரம்னு கேட்டீங்கன்னா பாதுஷா தான். ஆனா, வந்து அதுல நம்ம அளவு இருக்கு பார்த்தீங்களா? அந்த அளவெல்லாம் வந்து சேர்ந்து இந்த சர்க்கர, மாவு, இதெல்லாம் சேர்க்கிற விதம். பின்ன அந்த மாவோட பதம் இருக்கு பார்த்தீங்களா? மாவு வந்து நம்ம வந்து குழைக்கிற பதம் இது எல்லாமே வந்து அதுல ரொம்ப முக்கியங்க!
ம். ம். ம். ஆமா. ம் ம் ம். புரியுது. அத வச்சுதான் வந்து அந்த வாசனை வரும் நல்லபடியா. ம்.
ஆமா. அதை விட நெய் இருக்கு பார்த்தீங்களா, நெய்யில செய்யிற எந்த பலகாரமா இருந்தாலும், அருமையான வாசனைங்க. இன்னொன்னு
ம். இத தான் நான் கேக்க வந்தேன் உண்மையிலே. ஏன்னா வந்து நான் நெறைய பேர் வீட்ல பாயாசம் வச்சாங்கன்னா, எனக்கு வந்து நான் வாசல் படிக்கட்டு ஏறும்போதே எனக்கு தெரியும். அதுதான் உங்களுக்கு அந்த அனுபவம் இருக்கா? கேப்போம்ன்னு பார்த்தேன்!
<laughs> <laughs> நான், ஆமா. இந்த பாயசத்துல என்னை பொறுத்தவரைக்கும் வந்து, பாலடை பிரதமன்னு ஒண்ணு. இந்த கேரளால வைப்பாங்க.
ம். ம் ம்.
அதோட ஸ்மெல்லு வந்துச்சுனா பாருங்களேன், அந்த என்ன சொல்றது, அந்த பாலு அந்த அ பாலடை பிரதமன் அந்த அ பாலடன்னு சொல்றாங்க அது பேரு. <inhales> அப்போ அது எல்லாமே கலந்து வந்து அதுல கொஞ்சம் மில்க் மேடயும் சேப்பாங்க.
ம். ம். ம்.
இது எல்லாம் சேர்ந்து கலந்து, நெய்யும் கலந்து, வர வாசனை இருக்கு பார்த்தீங்களா, எப்படா நம்ம கையில ஒரு கப்பு கிடைக்குங்கிற மாதிரி, நம்மளுக்கு மனசுல தூண்டல் வருங்க அது அவ்வளோ நல்லாருக்கும்!
ம் ம். ஓ! அதுல வந்து பால் தான் மெனக்கெட்டு போடுவாங்க. ந நிறைய பால், பால் ஆடையும், பாலும், அப்புறம் மில்க் மேய்டு.
ஆ, இல்ல. பால பாலடைபிரதமன்னு சொல்றது. இது ஒரு ஏ ஒரு க ஒரு ஒரு ஒரு கம்பெனி ஒரு நிறுவனம் அவுங்க வந்து பாலடைபிரதமன்னே விற்கறாங்க.
ம்.
அப்போ, அந்த பேக்கெட்டு வாங்கிட்டீங்கன்னா. இது நல்லா வந்து த க பால காய்ச்சிட்டு, அதில வச்சு நல்ல வந்து நம்ம கலக்கிக்கிட்டே இருக்கணும். <inhales> கலக்கிட்டு அதில கொஞ்ச இதையும் போட்டு, milkmaidடையும் போட்டு, கடைசில வந்து, நம்ம இந்த இதெல்லாம் இருக்கு, இல்லையா, முந்திரி பருப்பெலாம் இருக்கு, இல்லையா, அது எல்லாத்தையும் வந்து வறுத்து, நெய்ல நல்லா வறுத்து போட்டு சாப்பிட்டோம்ன்னு வைங்களேன். அருமையான ஒரு டேஸ்ட்டுங்க அது. அந்த ஸ்மெல்லு போதும் நமக்கு. <inhales> பக்கத்து வீட்டுக்காரங்கலாம் நம்ம வீட்டுக்கு வந்துருவாங்க எப்டியாருந்தாலும். அது ஓணம் ஓணம் டைமில ரொம்ப செய்வாங்க அத.
ம். ம், ம். ம். ஆமா. ம். ம். ஓ! சரி, சரி. ஆனா வந்து இந்த முந்திரி பருப்ப நெய்ல வறுக்கறம்போது வந்து பெருசா ஒண்ணும் வாசன வராது. <inhales> அத தூக்கி அந்த பாயசத்துக்குள்ள போடுறோம், பாத்தீங்களா? <chuckles> அப்ப
<chuckles> கரெக்ட்டா சொன்னீங்க.
ம். அப்ப தான் வந்து வாசன தூக்கலா வரும்.
அ, ஆமாங்க. அது வாசன அப்படியே தூக்கி அதுல ஏலக்காவும் கொஞ்சம் இடிச்சு போடுவாங்க பாருங்க.
ம்.
அப்ப அந்த ஸ்மெல்லுமே வந்து, நமக்கு வரும்போது உண்மையிலே நல்லா டேஸ்ட்டா இருக்குங்க! அதை சாப்பிடணுங்கிற ஒரு தூண்டுதல் உண்டாக்கிற ஒரு விஷயம்.
ஆ. எனக்கு இன்னொன்னு 1 உங்கள்ட்ட கேக்கணும். இப்போ வந்து என்னதான் நீங்க வந்து, ஒரு கேஸு ஸ்டவ்வில வந்து எல்லா சமையலும் பண்ணும்போது, இந்த சமையலுக்கான வாசன வரதான் செய்யுது. <inhales> ஆனா எங்க அம்மாலாம் சொல்லுவாங்க, ஊ ஊர்ல கிராமத்துல பாத்தீங்கன்னா வெறகடுப்பு எடுத்துட்டு, <inhales> இந்த கடாய வெட்டி வந்து கொழம்பு வைப்பாங்களாம். மட்டன் இருக்குல்ல ஆடு ஆட்டுக்கறி கொழம்பு. அம்மா சொல்லுவாங்க, அது வந்து நீ என்ன தான் இந்த குக்கர்லயும் பாத்திரத்திலயும் உங்க வீட்ல பண்ணாலும், அந்த வெறகடுப்பு மூட்டி ஒரு ப் பெரிய பாத்திரத்த போட்டு வைக்கிற கொழம்புக்கு ஈடே வராதும்பாங்க.
இப் ஆமா. ஆமா. சரியா சொல்லிருக்காங்க பாருங்களேன். எது இப்போ இந்த காலையில பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு பக்கத்துல வந்து சின்னதா ஒரு தள்ளுவண்டி கடை இருக்குது.
ஆ. அந்த ம்.
அந்த கடையில வந்து, அவுங்க காலையில சமைக்கிறத பாத்தீங்கன்னா, வெறகடுப்பு வச்சுட்டு தான் வந்து, அந்த சாம்பார வெப்பாங்க.
ம்.
அ அவுங்க வந்து இட்லி, சாம்பாரு பின்ன இதெல்லாம் வப்பாங்க. அந்த சாம்பாரு, சட்னி எல்லாம் செய்யிற செய்வாங்க. இந்த சாதம் வைக்கிறதுக்கு முன்னாடி, அந்த விறக வந்து பத்த வைக்கிறாங்க பார்த்தீங்களா?
ம். ஆமா.
அ அதுவே அந்தம் அந்த ஸ்மெல்லு போதும். அதுக்கப்புறம் வந்து அது சமையலுக்கான நேரம் ஆச்சுங்கிற ஒரு அலாரம் போலயே நமக்கு அது தோணுது. அவ்ளோ நல்லாயிருக்கும் அந்த ஸ்மெல்லே!
ஆ. அது ஏன் அந்த விறகடுப்புக்கு அவ்ளோ ஒரு கூடுதல் ஸ்மெல் வருது?
அது ஏன் அவ்ளோ இயற்கையா கிடைக்கிற எல்லா விஷயத்துக்கும் நறுமணம் நல்லாதானேங்க இருக்கும்.
ஆ, நல்லா சொன்னீங்க. ம். ஏன்னா, அது விறகுங்கிறது இயற்கையிலேருந்து நமக்கு கிடைக்கிறது. இது வந்து ஸ்டவ் வந்து நம்மளா தான் அந்த கேஸ்ல தயார் பண்றோம். அதனாலதான் போல இருக்கு.
ஆமாங்க. அது மாத்திரம் இல்ல. நீங்க வந்து இந்த மீன் குழம்புல்லாம் சொல்கிறீங்கல்ல. அது வந்து நீங்க வந்து மண் சட்டில வச்சு பாருங்களேன். மண்பா மண் சட்டில வைக்கும்போது, ரொம்ப நல்லா டேஸ்ட்டா இருக்கும்.
ம். ம். ஓ! சரி, சரி அப்போ வந்து மஞ்சட்டிய கொண்டு போயி விறகடுப்புல வச்சா, அப்ப 2 மடங்கு டேஸ்ட்டா இருக்குன்னு சொல்லுங்க.
அப்பிடி சொல்லுங்க. சூப்பரா சொன்னீங்க பாருங்க. அந்த மண் சட்டி கண்டு விறகடுப்பில வச்சு நம்ம வந்து இந்த கிடா விருந்துக்கலாம் செய்வாங்க. நீங்க சொன்ன மாதிரி.
ஆ. ஆ, ஆ.
அருமையான ஒரு நறுமணங்க அது. அந்த மாதிரி அதுவும் அந்த பீஸு கிடைக்கிறதுக்காக, எல்லாரும் போட்டி போட்டு உட்காருவாங்க தெரியுமா?
ஆ, ஆ. எனக்கு நல்லி எலும்பு வேணும். உனக்கு வந்து மூளை எலும்பு வேணுனு உட்காருவாங்க எல்லாரும்.
இல்லீங்களா! அப்போ அவ்ளோ ச அந்த அந்த ச சுவையோட மனம் அந்த ஒண்டாங்க இந்த உணவோட மனங்கிறது நமக்கு கண்டிப்பா வந்து பசிய தூண்டக்கூடிய ஒரு விஷயமா எனக்கு தோணுதுங்க.
ஆமாங்க. உ ஆமா. நீங்க சொன்னதெல்லாம் பார்க்கும்போது, ஒரு உணவுங்கிறது வந்து பார்க்கவும் நல்லாயிருக்கணும். அத செய்யும்போதுலேருந்தே ஒரு வாசன வந்தாதான் வந்து சாப்பிடுறவங்களுக்கு வந்து ஆசைய தூண்டும். இவ் உணவுல வாசனையும் இல்ல, பார்க்கவும் நல்லா இல்லேன்னா, அந்த உணவு கண்டிப்பா வந்து ஒரு பசியத் தூண்டாதுங்கிறத மிக அழகா சொன்னீங்க. அதுவும் நீங்க சொன்ன அந்த கருவாட வந்து கண்டிப்பா நான் முயற்சி பண்ணி பார்க்குறேன். உங்களுடன் பேசியதற்கு முன் மிக்க மகிழ்ச்சி.
நன்றிங்க.